கற்கள், அ நல்ல மணல்கள், ஆற்று மணல்கள் போல நல்ல மணல்கள் அதெல்லாம் போட்டு அ ஒரு விஷயத்த அது சாதாரணமா சொல்லணுன்னா உங்களுக்கு அ இந்த எர்த்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. கரண்ட்‌டுக்கு நம்ம மீட்டர் பாக்ஸ்ல இந்த வீடுகள்ல. அந்த எர்த்‌க்கான தேவைகள் என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்திருக்கீங்களா, ஒரு சில நேரங்கள்ல?
ஆமாமா. ஆமா. இல்லங்க, எனக்கு தெரியாது.
அதுல வந்துட்டு நிலக்கரி போடுவாங்க. அ இது கற்கள், மண்ணுகள், மரத்தூள்கள் இது மாதிரி போடுவாங்க. ஏன்னா, அந்த விஷயங்கள் வந்துட்டு வர ஏதாவது ஒரு இடி வந்துட்டு விழுந்தாலும் சரி, அ அதிக கரண்ட் வந்துட்டு உற்பத்தி ஆனாலும் சரி, மின்சாரங்கள். அது தாக்காம இருக்கக்கறத்துக்கு அந்த விஷயங்கள வைத்து எர்த்ன்னு ஒரு விஷயங்கள் வந்துட்டு செய்வாங்க. அதே மாரி புரோசீஜர்‌ல தான் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு, சுத்தப்படுத்தலாம். எப்படின்னா, சுத்தப்படுத்துறது எப்டினா, இந்த நிலக்கரி போடுவதற்கு ம் அதுக்கான ஒரு கற்கள் இருக்கு. அப்பறம் வந்துட்டு மண்ணுகள் இருக்கு. அ இந்த விஷயங்கள்ல இருந்து வடிகட்டி ஒரு விதமா வந்து அடைவது தான் வந்துட்டு சுத்தி-சுத்த-சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீன்றது வந்துட்டு எடுத்து நம்ம குடிக்கிறோம். இந்த காட்டுவாசிகள் மொதக்கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் செய்வாங்க. அங்கலாம் வந்துட்டு தண்ணீகள் வந்துட்டு ம், தண்ணீகள் வந்துட்டு இதாகும்.
ம். ஓ. ஓ! பாருங்க, அவங்களுக்கு கூட தெரியுது. <chuckles> நம்ப படிச்சு, மேல வச்சு நம்ப ஒண்ணு நமக்கெல்லாம் எந்த இதுவும் வந்து பண்ண மாட்றாங்கன்னு, நம்பளும் பண்ண மாட்டோம்னு தான் சொல்வோம். இதே இப்ப ரொம் <chuckles> ரொம்ப கூட யோசிக்க வேணாம். அ. அதேதாங்க. அதான்.
நம்ம தான் ப நம்ம தான் வந்துட்டு படிச்சு வேலைக்குப் போணும். காசு சம்பாரிக்கணும்ன்ற மாதிரி போய்டுறோமே. <chuckles> அதனால எல்லாம் இதாயிடுது.
அதான் இந்த தண்ணீரோட மதிப்பு வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே வ அது பெருசா இருக்கும். ஆனா வந்து நம்ம நகர்ப்புறத்துல இருக்கனால, அதோட இது வந்து தெரிய மாட்டேங்குது. அதோட வேல்யூன்றது வந்து தெரியாம போயிட்டிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க பயிர்கள் இந்த மாதிரி இந்த விவசாயத்துக்குலாம் தண்ணி வேணும். அந்த எவ்ளோ பேர் பாருங்க, இந்த மாதிரி இறந்து போறதோ அது எவ்ளோ பிரச்சன ஆயிடுச்சு முன்னாடிலாம். தண்ணி வரல, இங்க தண்ணி அ இது வாய்க்காலுக்கு அனுப்பிச்சுவுடுங்க. அந்த மாதிரிலாம் நெறைய பிரச்சனைகள் வந்துச்சுல்ல?
கஷ்டமான விஷயங்க.

கண்டிப்பாங்க. அந்த மேரி விஷயங்கள்லாம் வந்துட்டு, நெறைய அ நேரங்கள்ல வந்துட்டு நான் யோசிச்சிருக்கேன். எப்டின்னா, நம்ம வீடுகள்ல வந்துட்டு கொள்ளைகள் இருந்ததுன்னா, அந்த இடங்கள்ல ஒரு ஆ மழைநீர் சேகரிப்போ, இல்ல ஏதோ ஆ ப பராமரிச்சு அந்தமேரி ஒரு தொட்டிகள ஒண்ணு கட்டி வைத்து அத வந்துட்டு, ரொம்ப அ சுத்தத்துடன் சுகாதாரத்துடன் நம்ம வந்துட்டு வைத்துக் கொண்டோன்னா, கண்டிப்பா அந்த மழைநீர் சேகரிப்பு வந்துட்டு, அந்த நீர வந்துட்டு கண்டிப்பா சேமிக்கலாம் நல்ல விதத்துல. அதை எடுத்து பயன்படுத்தவும் செய்யலாம். அதே மேரி பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முதல்ல பெய்ற மழையை வந்துட்டு விட்றணும். ஏனா, அதில வந்துட்டு அசடுகள், அழுக்குகள் வந்துட்டு சேர்ந்து வரும். 2 பெய்ற மழைகள் மழைநீரை வந்துட்டு எடுத்து சேமித்து, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சுழல் தண்ணீயாக ஆவி பறக்க வந்துட்டு செய்து அந்த தண்ணீகளை மட்டுமே குடிநீரா நம்ம வந்துட்டு சுத்திகரிக்கப்பட்டு குடிக்கலாம். கண்டிப்பாங்க. மழைநீர் வந்துட்டு
ம். மரம். ம். அ. ம். கண்டிப்பாங்க. ஓ! அப்டிலாம் பயன்படுத்தலாமா? எனக்கு தெரியாது <chuckles> ஆ நீங்க ப இ ம் சொல்லுங்க.
ஆ இங்க இங்கே பார்த்தீங்கன்னா மழைநீர் தான் வந்துட்டு இருக்கதிலேயே ரொம்ப சுத்தமான நீர். இந்த காலத்துல அக்வா அது இதுன் பில்டர்ல வந்துருச்சு. அது வந்துட்டு உடம்புக்கு கேடு குடுக்க வேண்டியது விஷயம் தான். யாருக்குமே அது தெரியாம இருக்கு இன்னைக்கு. ம்.
ஆமாமா, ஆ. ஆமா. அந்த கால்சியம் கால்சியம் குறைபாடெல்லாம் வரும்ன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன்.
கண்டிப்பாங்க. முழுக்க முழுக்க நம்ம கால் மூட்டுகள்ல உள்ள வலிகள் ஏற்படுத்துவதே, அந்தமேரி நீர்கள் மட்டுமே தான் காரணம். மழைநீர்ன்றது ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட நீர். ஆ எப்டின்னா நம்ம உலகத்துல உள்ள, உலகத்துல உள்ள தண்ணீய வந்துட்டு மேல இழுத்து, அந்த தண்ணீய வந்துட்டு சுத்தப்படுத்தி மேகத்தின் மூலியமா நமக்கு வந்து ஒரு மழைநீர வந்துட்டு உற்பத்தி பண்ணி குடுக்குது. அப்டின்றப்போ அந்த மோல முதல் மழைநீர வந்துட்டு விட்டுட்டு 2 மழைநீர நம்ம நல்லாவே பயன்படுத்துலாம்.
ஆமாங்க, ம். கண்டிப்பா. ஏனா, வானத்துலருந்து அப் சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க. நீ பயன்படுத்திருக்கீங்களா அந்த மாரி குடிச்சிருக்கீங்களா?
இப்போ ஆ பார்த்தீங்கன்னா, அப்டி இருக்கும். ஆ சொல்றதுக்கு வார்த்த இல்ல. தண்ணீ அந்த மேரி நம்ம குடிச்சுருக்க மாட்டோம், அந்த மேரி இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஒரு வடிகட்டி மூலியமா புடிக்கணும்.
அப்டியா! ஒ! ருசி. ஓ! நல்ல விஷயங்க. நானும் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரியாது, இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. அது வந்து அத புடிச்சு வேற விதமா எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்துருக்கேன். இந்த மாரி குடிக்கிற மாரி எனக்கு தெரியல அதனால தான் நான் கேட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் அதுவும் வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே மத்த த நீங்க சொல்ற மாரி சத்து இல்லாத தண்ணிய குடிக்கிறதுக்கு இந்த மாரி சத்து நிலை நிறைந்த அ தண்ணிய குடிக்கறது ரொம்பவே மேல் தான். இப்போ வந்து நெறைய வீட்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைகள் இருக்க வீட்ல முக்கியமா. அவங்க வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க போய் பைப்ப தொறந்துட்டு அது தண்ணி போகும். அதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரி நீங்க எதுவும் சம்பவங்கள் பார்த்துருக்கீங்களா? அத வந்து அவங்கள்ட்ட எதுவும் சொல்லியிருக்கீங்களா அந்த மாரி நடந்துருக்கா?
கண்டிப்பா. ம்ஹ்ம். உண்மைதான். ம். கண்டிப்பாங்க.